இப்ப பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அ வலைதளங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பயன்படுத்தாமலாம் இல்ல 99% வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறோம் இல்லையா, அப்படி வந்து அங்க நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்படுது. அ எ எல்லா துறை சம்பந்தப்பட்ட வி விஷயங்களுமே இப்போ அயல்நாட்டில என்ன நடந்தது அப்படின்றத பத்தி, இல்ல ஒரு விளையாட்டில என்ன நடந்தது. கிரிக்கெட் பத்தி, இல்ல நம்ம அ நம்மளுடைய உள்ளூர் மார்க்கெட் நிலவரம் என்ன இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பகிரப்படுது. ஆனா அதில எது சரியானது? எது நல்ல விஷயம். அப்படின்றது இது எப்படி நம்ம வந்து, இந்த அன்னப்பறவை மாதிரி தண்ணியையும் பாலையும் கலந்து வச்சா அன்னப்பறவை வந்து தண்ணியை ம்ட் விட்டுட்டு பாலை மட்டும் குடிச்சிட்டு போகுமாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க அதிலேருந்து எப்படி வந்து பிரிச்சு பார்க்குறீங்க?
ஆமா. கண்டிப்பா, ஒ அது எப்படின்னா, இணையதளம் எப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அ பொருட்காட்சி இல்லை ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். நம்ம தேவைக்கான விஷயங்கள் தவிர நிறைய விஷயங்கள் அங்க இருக்கும். அதனால நம்ம முதல்ல அந்த ஒரு இணையதளத்துக்கு இப்ப நான் போறேன் அப்படின்னா, நான் எதுக்காக போறேங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம முதல்ல சரியா வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு 1 மணி நேரம் வந்து தினமும் வேலை தேடுறதுக்காக நான் உபயோகிக்க போறேன் அப்படின்னா, அ என்னோட நோக்கம் என்ன இருக்கணும்னா, நான் காலையில போனவுடன அது சார்ந்த இணையதளங்களோட பக்கங்களுக்கு தான் நான் போவேன். உதாரணத்துக்கு Naukri, LinkedInனு, Indeed இந்த மாதிரி வேலை வ தளங்கள் இருக்கும், இங்க வந்து என்னென்ன வேலைகள் ம்.
ம்ஹ்ம் ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். இ இதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க.
இந்தமாரி எடங்கள்ல போயி, அது சம்மந்தப்பட்ட அந்த பக்கங்களுக்கு தான் போவேனே தவிர, வேற எந்த விஷயங்கள், வேற இணையதளங்கள நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். அதனால நம்ம நோக்கத்த முதல தீர்மானிச்சிட்டு அதுக்கப்பறம் நம்ம உள்ள போணும் முதல்ல.
ம்ஹ்ம். ஓ! இப்போ நீங்க சொன்ன அந்த இணையதளங்கள் எல்லாமே வந்து ஒரு நம்பகத்தன்மை உடையவை. ஆனா, அத நம்ம பார்த்துட்டிருக்கும்போதே நெறைய விஷயங்கள் நம்மள கவர்றமாரி வ வரும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க வேலை தேடுறேன்னே சொன்னீங்க இல்லயா! அப்போ வந்து அ நீங்க வீட்ல இருந்தே வேலை பார்க்கலாம். மாதம் வந்து ரூ.200000 உங்களுக்கு சம்மந்தல் சம்பளம் கெடைக்கும். எந்த ஒரு இதுவுமே அ பணி அனுபவமும், முன்னனுபவமும் தேவையில்ல, அப்பிடின்ற மாதிரி அது என்னதான் இருக்கு அப்பிடின்னு போய் பார்க்கலன்ற அளவுக்கு வந்து நெறைய அந்த ம விளம்பரங்கள் வந்து வரும். அது எப்பயாவது கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்த அனுபவம் உண்டா?
இல்ல. அது நான் முதன் முதல்ல இணையம் ஆரம்பிச்ச போதில அந்தமாரி பார்த்துருக்கேன். அனுபவம் இல்லாததுனால. ஆனா, ஒ ஒ நான் ஓரளவுக்கு வேலை பார்த்து ஒரு அலுவலக ரீதியா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிட்டுக்கிட்டதுக்கப்புறம், எது உண்மையான வேலை, எது பொய்யான வேலைங்கிறது எனக்கு பார்த்த உடனேயே தெரிஞ்சிரும். அதுபோக வந்து அவுங்க சம்பளம்னு ஒன்னு நிர்ணயிச்சிருப்பாங்க. அத பார்த்து இந்த நிறுவனம் எந்த எந்தளவுக்கு நல்ல நிறுவனம்ங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனமோ இந்தியாலயே புகழ்பெற்ற நிறுவனனா, அவுங்க வந்து உ இந்த வேலைக்கு ஒரு பொறியாளர்ன்னு இருக்காருன்னா, பொறியாளருக்கு வந்து கொறஞ்சது ஆண்டு வருமானம் ஒரு ரூ.800000 இருக்கணுன்னா, அந்த ரூ.800000 ங்கிறது அவுங்களோட அடிப்படை வருமானமா இருக்கும். அத வச்சு நான் அந்த நிறுவனத்த வந்து மதிப்பிடுவேன். அதனால இந்த தேவையில்லாம வரக்கக்கூடிய ஸ்கேம் மெசேஜ் இந்த இன்டர்நெட் ல வந்து அந்த இது பாப்பப் ஆகிட்டே இருக்கும். வே இணையதளத்தில. பல்வேறு தரப்பட்ட இது நீங்க வந்து இந்த வேலை கெடைக்குது, அந்த வேலை கெடைக்குதுன்னு. அந்த எந்த இதுக்கும் நான் போய் நான் பார்க்க மாட்டேன். அதில போய் நான் என்னோட அ டீடெயில் அ குடுக்கவும் மாட்டேன்.
ம்ஹ்ம், ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ஓ! ம்ஹ்ஹ்ம். ஆஹா! ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஓ! அப்படி ஒருவேளை நம்மளுடைய தகவல்கள்ல அதுல வந்து நம்ம குடுக்கும்போது என்ன மாரி பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்க நேரிடும்?
நம்ம அந்த மாரி தகவல்கள் குடுத்து நம்ம அங்க போய் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம்ன்னா, நமக்கு ஒரு நாளைக்கு 4, 5 மெயில் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து.
ம்ஹ்ம். ஆஹா.
ஆமா. அதாவது, யய் ஆட்டோமேட்டிக் மொ மின்னஞ்சலா வந்துகிட்டே இருக்கும்.
ஓஹோ!
அதனால என்ன ஆகும்ன்னா, நமக்கு அது தேவையில்லாம எல்லாத்தையும் போய் நம்மோ அ கிளிக் பண்ணி, கிளிக் பண்ணி நம்ம நேரத்தை வீணடிப்போம். அதுபோக என்னன்னா, நம்ம அதுல ஒண்ணு, அதுல வரக்கூடிய நெறைய மின்னஞ்சல் பாத்தீங்கன்னா, ஸ்கேமாவும் இருக்கும். அது வேறு ஏதாவது ஒரு இணையதளத்துக்கு கொண்டு போகும். இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறனால, நான் அந்த மாரி இதுக்குள்ள நான் போகமாட்டேன். அதுல என்னோட தகவலையும் குடுக்குறதில்ல.
ம்ஹ்ஹும். ஓ! ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து அத நடந்துக்கணும். அப்படீன்னு சரியா சொல்கிறீங்க.
ஆமா. அதனால எனக்கு தேவையான வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல தகவல்கள்ன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாரி இந்த Naukri, LinkedInனு, Indeed, இது போக TimesJobs இந்த மாரி இணையதளங்கள். அது போக அ இணையதளம் இல்லாம வெளிய தேடணும்ன்னா நான் பேப்பர்கள் மூலம் தேடுவேன்.
ம்ஹ்ம். ம். ம். இப்போ, இந்த மாதிரியான ஒரு இந்த நம்பகத்தன்மை உள்ள அந்த தளங்கள்லேயே நெறைய வ ஸ்கேம் வரதுக்கும் வாய்ப்புகள், ஏதாவது ஒரு ஸ்கேம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதானே. அந்த மாரி ஏதாவது நீங்க பார்த்த அனுபவம் உண்டா? ஏன்னா, எல்லாமே உண்மைன்னு சொல் சொல்ல முடியாதுல்ல.
இருக்கு. இருக்கு. அதுல இ ஆமா. அதிலேயும் இருக்கு. அதுலேயும் வந்து ஸ்கேம் பண்றவங்க இருக்காங்க. அதுதான் நீங்க வந்து அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வேலை உங்களுக்கு தர்றோம். அ ஒரு தனியா ஒருத்தர் வந்து ஒரு அலுவலகத்தோட மின்னஞ்சல் இல்லாமல் தன்னோட பெ தனி மின்னஞ்சலை குடுத்து, நான் உங்களுக்கு வேலை தர்றேன். இந்த வேலை இருக்கு அப்டின்னு சொல்லி, எ அப் பிரெப இது போஸ்ட் போடுவார் LinkedInலயே நான் பார்த்துருக்கேன். அது என்னன்னா நீ நீங்க எதுக்காக தனியார் மின்னஞ்சலை உபயோகிக்கிறீங்க? அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அலுவலகத்தில வேலை பார்க்குற, அலுவலகத்தில் வேலை பார்க்குற யாரும் தனியார் மஞ்சல மின்னஞ்சலை வந்து போட மாட்டாங்க.
ஆஹ. ம்ஹ்ம். ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ஆ சரியா சொன்னீங்க. சில பேரு அந்த அந்த Whatsapp நம்பர் குடுத்து, இந்த நம்பருக்கு உங்களுடைய அந்த ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாரி அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாருமே அந்த நிறுவனங்களோடைய அந்த மின்னஞ்சல் முகவரிய குடுத்து இதுக்கு வந்து அனுப்புங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய இந்த
அதிலேயே தெரிஞ்சிரும். ந ம். பன்னாட்டு நிறுவனங்கள் இல்ல. ஒரு சாதாரண நிறுவனம் கூட அவுங்களுக்குன்னு ஒரு மின்னஞ்சல் வச்சிருப்பாங்க. அததான் அவுங்க குடுப்பாங்க அதுபோக அ. ம் அ தொலை அவங்களோட கைபேசியில Whatsappல அனுப்புங்கன்னு சொல்றதுல தப்பில்ல.
ம்ஹம். ஆ. ம்ஹம்.
அதுக்கு நீங்க அனுப்பலாம். ஆனா பிரச்சனை எப்போ வரும்னா, அவுங்க வந்து உங்கட்ட பணம் கேட்பாங்க. நீங்க வேலைக்கு இருக்கணும்ன்னா நான் மொதல்ல இந்த நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கித் தர்றேன், நான் இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி வச்சுருக்கேன், நீங்க வந்து பண்ணுங்க அப்டின்னாங்க.
ம்ஹ்ம். ம்ஹம். ஓ! அப்போ, அந் அந்த நேரத்தில நம்ம அனுப்பிட்டு ஒரு வேளை அவங்க பணம் கேட்டாங்க அப்படின்னா, அப்போ அது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓ! அது
ஆமா. இது என்னென்னா அந்த வ அனுபவம் இல்லாதவங்க வந்து இதில போய் மாட்டுவாங்க. புதுசா வேலைக்கு வர்றவுங்க இல்ல, வேலை இல்லைங்கிற பட்சத்தில ஒரு வேளை ஓ! இவங்க சொல்றது உண்மையா தான் இருக்குமோ அப்டின்னு நினைச்சிட்டு போய் வேலையை கொடுத்து அவங்க காசை வெட்டி வீணாக்குவாங்க, இந்த மாரி.
ஆஹா. ஓஹோ! ம்ஹம். ஆ. அது போக இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப இந்த அளவுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அ அது பார்த்தே நம்ம வந்து அது நம்பகமான அ கம்பெனியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்றீங்க. ஆனா சில பேர் வந்து அங்க வந்து எவ்வளோ வந்து தருவோம் அப்படின்ற ஒரு, ஒரு டிடெய்லே அங்க குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான அந்த ஒரு வேலை வந்து எங்கள்ட்ட இருக்கு. அ அந்த டிஸ்க்ரிப்ஷன் மட்டும் என்னென்ன வேலைலாம் நம்ம செய்ய போறோம். அதில அங்க என்ன மாதிரி பணிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துட்டு எவ்ளோ முன்னனுபவம் வேண்டும் இது மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. அப்போ அது உண்மையா இல்லையன்றத நீங்க எதை வச்சு கண்டுபுடிப்பீங்க?
ஆ நமக்கு வந்து அவங்க இப்போ நம்ம கடைசியா வந்து க பணம் கட்டுன்னு சொல்லும்போதே நம்ம யோசிக்கணும். ஏன்னா, எந்த நிறுவனமும் பணம் வாங்கிட்டு வேலை குடுக்க மாட்டாங்க. ஆ. இது வந்து வேலை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்கள்கிட்ட வந்து நடக்கும். பணம் கொடுத்து வேலைக்கு போவாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு நிறுவனமா வச்சு நடத்துவாங்க. அதுவும் வந்து அவங்க விசா வந்ததுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. இது தவர பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல நகல தகவல்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல நல்ல இணையதளம் இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு கிரிக்கெட் சார்ந்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா
ம்ஹ்ம். ஆ. ம்ஹ்ஹ்ம். ம். ம்ஹ்ம்.
அ ESPNcricinfoனு ஒரு வெப் இணையதளம் இருக்கு. அதுல போய் நல்ல தகவல்கள் எடுக்கலாம். இதே இது ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும் அப்படீன்னா, அ college Juniorன்னு ஒரு இணையதளம் இருக்கு. அதுபோக பெரிய, பெரிய கல்வி நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டதுன்னா, அந்த கல்வி நிறுவனத்துக்கே அவங்க வந்து தன்னோட இணைய அவங்களுக்குன்னே தனியா இணையதளம் இருக்கு. அதுல போய் அவங்களோட அ விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஓ! அஹாஹாஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். சரியா சொன்னீங்க. இப்போ அது அந்த துறை சார்ந்த ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு நம்பகமான இணையதளம் இருக்கும். அதுல போய் பாத்தோம் அப்படீன்னா தான், நமக்கு சரியான ஒரு தகவல்கள் வந்து நமக்கு கெடைக்கும். இல்லைன்னா, நெறைய வந்து சொல்லுங்க, சொல்லுங்க.
ஆமா. இது போக ம். இதுபோக அரசாங்கத்தோட இணையதளங்கள் இருக்குல்ல!
ஆஹா.
அதிலேயும் நீங்க போய் அதை விசாரிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து, ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. புதுசா ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க இது CBSEயோட அங்கீகாரம் எங்கள்ட்ட இருக்குங்கறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில, நீங்க போய் அப்படியே போய் க கண்மூடித்தனமா போய் அங்க பள்ளியில சேர்க்கிறதுக்கு பதிலா, அந்த இது அந்த பள்ளிக்கூடத்தோட சி அந்த CBSE ரிஜி ஓட நிர் CBSE ஓட நம்பரை வா வாங்கி
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம். அந்த சான்றிதழ் வந்து அதுல இருக்குங்களா? அப்படீன்னு ம்.
ஆமா. அது இணையதளத்தில இருக்கு. CBSEயோட இணையதளத்தில போய் நீங்க போய், போய் செக் பண்ணலாம். இது உண்மையிலே வந்து இது உங்களோட CBSEயோட ஒருங்கிணைக்கப்பட்ட பள்ளிக்கூடம் தானாங்கிறது.
ஆஹா. ம். ம். ம். ஓ! இப்ப பள்ளிக்கூடத்துக்கு இந்தமாரி அந்த அரசியல் தளங்கள், அதாவது அரசு சார்ந்த வ வலைதளங்கள்ல நம்ம போய் அத தெரிஞ்சுக்கலாம் அப்பிடின்றீங்க. இப்போ வேற வேற இதுக்கெல்லாம் வந்து, அவுங்களும் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பிடின்றது பண்ணியிருப்பாங்க தானே! இந்த அரசாங்கத்துக்கிட்ட. நீங்க சொன்னமாரி இந் இந்த வேலை தேடுறதுக்குன்னு இந்த Naukri இந்தமாரிலாம் சொன்னீங்க இல்லையா? எ அது வந்து போய் வேற எங்கேயாவது நம்ம போய் அ செக் பண்ணி இது சரிதானா? அப்பிடின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு அரசு சார்ந்த இணையதளம் அப்பிடின்றது எதுவும் இருக்குங்களா?
ஆமா. இப்போ ஒரு நிறுவனம் அப்பிடின்னா, அந்த நிறுவனத்த பத்தி நீங்க இன்னக்கி நிறையா இடங்கள்ல பார்க்கலாம். அ அது உதாரணத்துக்கு, அ, அ இணையதளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நிறுவனம் எப்பிடிங்கிறத வந்து ஆம்பிஷன் பாக்ஸ்னு ஒரு இணையதளம் இருக்கு. அங்கே போய் நீங்க அதோட மொத்த தகவல்களையும் எடுக்கலாம். அது போக வந்து, அ, அவுங்களுக்குன்னு ச சோஷியல் மீடியால வந்து அக்கவுண்ட் வச்சிருந்தாங்கன்னா, அங்க போய் நீங்க பார்க்கலாம். அந்த நிறுவனம் சார்ந்து சின்ன சின்ன வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. அ இதுலேருந்து நீங்க அவுங்களோட வி வின் அவுங்களோட அ அவங்க சார்ந்த விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். சரியாக சொன்னீங்க. இப்போ ப இன்னும் என்ன அப்பிடின்னா, இந்தமாரி வந்து ஒரு நல்ல நிறுவனங்களோ இல்ல எப்படியோ ஒரு நிறுவனம்ன்ற ஒரு பேர்ல ஒண்ணு ஆரம்பிச்சு, அது இந்த இன்ஃப்ளூயன்சர்கள வச்சு, நீங்க அங்க போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். ரொம்ப கம்மியான விலையில அதிக தரத்தோட குடுக்குறாங்க. அப்பிடின்ற மாரி இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து பேசுவாங்க இல்லையா? ஆ, அப்போ வந்து அதோட நம்பகத்தன்மை அப்பிடின்ற ஒரு விஷயம் அந்த இடத்தில நீங்க எந்த அளவு வந்து பார்க்குறீங்க, அவுங்க சொல்றது உண்மையா இருக்குமா? இல்லையா? அப்பிடின்றத நீங்க எப்பிடி தெரிஞ்சுக்குவீங்க?
அதாவது மக்கள் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அ இந்த உலகத்தில எதுவுமே வந்து இலவசங்கிறது எதுவுமே கெடையாது. யாராவது இலவசமா குடுக்குறேன் உங்களுக்கு அதிக குறைவான விலையில கொடுக்குறேன்னு சொல்ற பட்சத்திலேயே, அதில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெளிவா புரியணும். நீங்க பார்த்தீங்கன்னா அ இணையதளம் இல்லாம இணையதளத்தில கூட இந்த சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த இப்ப தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய, அ Flipkart, Amazon மாரி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அ சேல் அப்பிடின்னு நடத்துவாங்க ஒரு 15 நாள்களுக்கு. மிக குறைந்த த நெறைய தள்ளுபடி போடுவாங்க. விலைக்குறைப்பு போடுவாங்க. ஆ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த எதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னு நீங்க சொல்லி, இப்ப அந்த பொருளோட நெலைய வந்து நீங்க அது அதுக்கின்னே சில இணையதளங்கள் இருக்கு. அ பிரைஸ் ட்ராக்கர் அப்பிடின்னு சொல்லி. அதாவது அத வந்து நீங்க அதில போய் பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதங்களா அதோட வெலை என்னையா இருந்திருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிரும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த நேரத்தில அவுங்க குறைவா போடுறேன் அப்பிடி அவுங்க என்னன்னா, அதிகமா காட்டி நான் குறைவான வெலைக்கு தரேம்பாங்க. ஆனாஉண்மை என்னவா இருக்குன்னா, அது வந்து கடந்த வ வ 6 மாதங்கள்ல இருக்கிறத விட, இப்ப அதிக வெலைக்கு வித்துட்டுருப்பாங்க.
ம்ஹ்ம். அ. ஆமா, ஆமா, ஆமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம், ம். ம்ஹ்ம். அவங்க ஆ நானும் இந்த நெறைய இந்த, இந்த நம்மளுடைய நம்ம ஒரு செயலிகள்ல, துணிகள்லாம் வாங்குவோன்ல, அதுலலாம் என்னன்னா ஒரு துணியோட விலை வந்து, ஆ நாலா நான்காயிரம் ரூபாய் அப்பிடின்னு இருக்கும். அத அடிச்சிட்டு ரூ.1500 உங்களுக்கு இத்தன சதவீதம் வந்து தள்ளுபடில நாங்க குடுக்குறோம் அப்பிடின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் ல மாட்டாம அதோட உண்மையான விலை என்ன அப்பிடின்றத, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு தளத்தில குறிப்பிட்ட தளத்தில போய் செக் பண்ணி, அதோட உண்மையான விலை என்ன அப்பிடின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல வரீங்க இல்லயா!
ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. இது போக பார்த்தீங்கன்னா நீங்க, ஒரு அ கல்வி சம்பந்தமா எதாவது ஒரு விஷயம் தேடுறீங்க. தெளிவான விஷயங்கள் கத்துக்கணும் அப்பிடின்னா, முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இணையதளங்களுக்கு போணும். இல்ல அப்பிடின்னா, அ எந்த இணையதளத்தில வந்து அதிகமா வந்து இந்த பாப்பப் வராம இருக்கு, அப்பிடிங்கிற அந்த இணையதளங்களுக்கு போலாம். ஏன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா நிர்வகிக்கப்படாத இணையதளங்களா இருக்கும்.
ம், ம், ம். ம்ஹ்ம். ம், ம். ஓ! அவுங்க வந்து இப்ப இந்தமாரி ஸ்கேம் பண்ணுறவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு, நீங்க இதில வந்து பாப்பப் குடுத்துக்கோ, நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோடது, உங்களுடைய விளம்பரத்த இதில வந்து செயல்படுத்திக்கலாம். அப்பிடின்றமாரி ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, அப்பிடின்னு சொல்ல வரீங்களா?
ஆமா. அதுபோக இன்னக்கி நீங்க YouTube ல பார்த்தீங்கன்னா, நிறைய விளம்பரங்கள் வருது. உடனடியாக AI கததுக்கலாம். அ வெறும் ₹99 ல நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்பிடின்னு வரும். ₹9 ல வந்து AI கத்துக்கலாம் அப்பிடிங்கிறாங்க. இ இந்தமாரி இப்போ அதெல்லாம் வந்து அந்த லிங்க் எல்லாம் நீங்க கிளிக் பண்ணி போம்போது என்னன்னா, அது ஏதாவது ஒரு கிடுக்குப்பிடி வச்சு முதல்ல காசு கம்மியா கட்டி, அதுக்கப்பறம் நீங்க தொடர்ந்து கட்றமாரி ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க. இல்ல உங்கள ஏதாவது ஒரு க பல பேர் கலந்துக்கிற ஒரு செமினாருக்கு வரவழச்சி அது மூலம் நீங்க அதில ஏதாவது சேர்றமாரி விஷயங்கள பண்ணி வச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு எந்த நம்பிக்கைக்கும் கிடைக்கனா கிடைக்கப் போறது கிடையாது.
ம்ஹ்ம். ஓ! ஆஹா! <chuckles> ஆ. ஆஹ. ம்ஹ்ம். அந்தமாரி பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்காம வந்து நம்ம ஒரு எச்சரிக்கையா அத பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. இப்போ, இப்ப எதாவது ஒரு இணையதளம் எடுத்துக்கிட்டா, அதில அபௌட் அஸ் அப்பிடின்னு சொல்லி ஒரு இது கண்டிப்பா குடுத்துருப்பாங்கல்ல. அதில குடுத்துருக்க அந்த தகவல்கள் வந்து உண்மையானதா இருக்குமா? அப்பிடின்றத நம்ம எங்கே எப்பிடி தெரிஞ்சுக்கலான்னு சொல்றீங்க?
ஆமா. ஆமா. இப்ப பிரபலமான நிறுவனங்கள் வந்து நமக்கு ஓரளவு தெரியும். நிறுவனங்கள பத்தி நம்ம இப்பயே இப்போ ஒரு அது ஒரு இடைத்தர ஒ இடைத்தரமான நிறுவனங்களா இருக்கட்டும். அதாவது குறைந்த அளவு பொருட்செலவில உள்ள நிறுவனம். மிகப்பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், நமக்கு பேரு தெரிஞ்சிருக்கும். அது தவிர, புதுசா உள்ள நிறுவனங்கள பத்தி, நம்ம அவங்களோட அபௌட் அஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து, ஒருத்தரு தொழிலதிபரு வந்து, அவர் ஒருத்தரு தான் முதலாளியா இருப்பாரு. அவரு தன்னோட நிறுவனத்த பத்தி, செய்யாத விஷயங்கள, செஞ்ச மாரி காட்டலாம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமாமாம். ம்ஹ்ம்.
அப்படி இருக்கிற பட்சத்துலன்னா, அந்த உண்மையை எடுத்து, நீங்க அ Googleல போட்டு செக் பண்ணலாம். அதுல வந்து, அந்த இது சம்மந்தமா பலதரப்பட்ட விஷயங்கள் வரலாம். ஏற்கனவே யாராவது ஏமாத்தப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்க அது சம்மந்தமா, அவங்களோட கருத்துக்கள தெரிவிச்சுச்சிருப்பாங்க. எல்லாமே வரும்.
ம்ஹ்ஹ்ம். ம். ம். ஓ! அ அதெல்லாம் நம்ம ஒரு தடவை வந்து போய் செக் பண்ணிக்கிறது, ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க. இப்போ அந்த அந்த ஒரு படத்திலேயே வந்து திரைப்படத்திலேயே வரும். இந்த கவர்மெண்டோட பொருள் வந்து, அது வந்து உண்மையான ஒரு ஸ்பெல்லிங்கில இருக்கும். ஆனா, அந்த பொய்யான ஒரு பொருள்ல வந்து, அந்த ஸ்பெல்லிங்கில ஏதாவது ஒரு எழுத்தை மட்டும் மாத்தி, அது கவர்மெண்ட்டோடது தான். அப்படீன்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களையும் நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா, அதை வந்து அந்த நம்மளுடைய இந்த கதாநாயகர்ன்றது கண்டுபுடிச்சிருப்பாரு. இந்த மாதிரியும் பிரச்சனைகள் வந்து நடக்கத்தானே செய்யுது. நீங்க சொன்ன அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே, அதே மாரி ஒரு வெப்சைட்டு. அதுலேருந்து ஏதாவது ஓரிரு வார்த்தைகள், ஓரிரு ம சொற்கள், அ எழுத்துக்கள மட்டும் எடுத்துட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்பேம் அப்படீன்னு சொல்றாங்கல்லையா, அந்த மாரி ஒரு ம் அ டூயூப்ளிகேட்டான ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கி, அதுவும் தான இப்ப செயலியில இருக்குன்னு, அந்த மாரி பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா?
ஆமா. ஆமா. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருளே பாருங்களேன்! ஒரு ப் நல்ல ஒரு பிராண்டட் ஆன பேக் இருக்கும். "லூயிஸ் வில்டன்" உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில அந்த பேருல ஏதாவது ஒரு வார்த்தைய மாத்தி வச்சு அதே பொருள வந்து உங்களுக்கு இணையத்துல விப்பாங்க. அது, அது ரூ.1,00,000 அப்பிடின்னா இவுங்க ரூ.1000 உ ரூ.10,000 க்கு விப்பாங்க.
ம், ம். <chuckles> ஆமா. ம், ம், ம், ம்.
ஆ இந்தமாரி பொருட்கள த தரமாத்தி ஏமாத்துறது அந்த ஒரு வார்த்தைய மாத்தும்போது என்னன்னா, அந்த ஒரிஜினல் உண்மையான கம்பெனி வந்து இவங்க மேல வந்து வழக்கு போட முடியாது. அதுக்காக அப்பிடி பண்றாங்க.
ஆ. ஆமா, ஆமா. அது அந்த மாரியான ஒரு நகல் எடுத்து ஒரு பித்தலாட்டம் அப்பிடின்றது நெறைய இடத்துல அது பரவிக்கிட்டு தான் இருக்கு. அதையுமே நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா வந்து பயன் பார்த்து தான் செயல்படணும். அது வலைதளங்கள்ல எப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம், ஒரு வேள அது தவறானதா இருந்தா அது எப்பிடி போய் கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த இணையதளத்துல குடுத்து அவுங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்பிடின்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்பிடின்றத ரொம்ப அழகா வந்து தெளிவா நெறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. உங்களோட நெறைய விஷயங்கள பேசுனதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.